இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கனா பாடல்னாலே ரொம்ப பிடிக்கும். ஆனா சில பேருக்கு வந்து அது பிடிக்காமலும் இருக்கு. அது கொற சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு பாட்டு அந்த பாட்டுல வர வரிகளுக்காகவே சில பேரு வந்து பாத்தீங்கனா அந்த பாட்டு ஃபுல்லா கேட்பாங்க. அந்த வரிய வந்து பார்த்தீங்கன்னா அவ்ளோ நோட் பண்ணி அவ்ளோ ரசிப்பாங்க. அதேபோல தான் நானும், நிறைய பேர் இருக்காங்க. அதேபோல வந்து நீங்க பாடல் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு புடிக்கும்? எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க? அதை பத்தி உங்க பகிர முடியுமா?
கண்டிப்பாங்க. எனக்கு பாடல் வந்து புடிக்க ஆரம்பிச்சதே இந்த மாரி வரிகளோட அர்த்தத்தை தெரிஞ்சுகிக்கிறப்பதான். ஆனா என்ன ஒரு பிரச்சனைன்னா வரிகளோட அர்த்தம் தெரிஞ்சதுக்கப்பறம் அந்த வரிகள மறந்துருவேன். அதுனு அதுன் ஆமா. ஆனா வ் அந்த பாட்ட திருப்பி கேட்கும்போது எங்கிருந்து அந்த வரி திருப்பி ஞாபத்துக்கு வரும்னே தெரியாது. அந்த பாடல் வர வர இது கூடவே சேர்ந்து என்னால பாட முடியும். இல்லைன்னா மனசுக்குள்ள அந்த பாட்டு அப்படியே ஓடிட்டே இருக்குங்க. அ அதே மாரி பார்த்தீங்கன்னா ஒரு தடவ அந்த பாட்டை கேட்டோம்னா அது ஒரு 4, 5 அதாவது, ஏற்கனவே கேட்ட பாட்டவே திரும்ப இன்னைக்கு ஒரு நாள் இப்ப கேட்கிறேன்னா, கேட்ட ஒரு ஒரு தடவை கேட்டு நான் வேற வேலை செஞ்சேன்னா மனசுக்குள்ள அந்த பாட்டு திரும்ப திரும்ப திரும்ப ஒரு 10 20 நாளைக்கு அது ஓடிட்டே இருக்குங்க.
அது இயல்புதான். அ. புரியுது. நிச்சயமா நிச்சயமா. அதேபோல இந்த அனுபவம் நீங்க உங்களுக்கு இருக்கா? அதாவது கால்ல ஒரு பாட்டு பஸ்லயோ! இல்ல வேற ஏதோ இடத்திலயோ! கேட்டுருப்போம். அது ஒரு நாள் ஃபுல்லா அந்த பாட்டு நம்மளுக்கு அப்பிடியே ஓடிட்டே இருக்கும். பாடிட்டே இருப்போம். பசங்கள்லாம் கூட இருக்கவங்கலாம் கேட்பாங்க. "என்னடா எங்கேருந்துடா கேட்டு வந்த, கால்ல இருந்து இந்த பாட்டயே பாடிங் கெடக்கிற" அப்படில்லாம் வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்கா?
இருக்குங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் படத்தில வந்து பூ பறிக்க போறோம் வாங்கன்னு ஒரு பாட்டு இருக்குதுங்க. அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, மென்மையா இருக்கும். அது வந்து கேட்கிற கொஞ்சம் சிரிப்பா கிண்டல் பண்றமாரியே தான் அந்த பாடல எடுத்திருப்ப காட்சி அமைப்பும் அப்பிடித்தான் இருக்கும். அந்த பாடல் வரிகளும் அந்தமாதிரி தான் இருக்கும். அதுக்காக சிரிச்சிற மாட்டோம். கொஞ்சம் லேசா ஒரு கிண்டலுக்கு வர்றமாரி அப்பிடி லேசா பெண்கள கிண்டல் பண்றமாரி இருக்குங்க. அந்த பாட்டு வரி வந்து, எனக்கு அ க க இன்னிக்கும் எங்கயாச்சும் பஸ்ல போனா, அந்த பாட்டு அது அதிகமா ஓட்றப்போ அதாவது அதிகமா அந்த பாட்ட தான் வந்து ப பஸ் பயணத்திலயோ! இல்லன்னா வந்து ஒரு ஒரு எஃப்எம்லயோ நம்ம கேட்கவும் முடியுங்க.
ஆ. ஆ.
அவ்ளோ நல்ல பாட்டு. அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த பூ பறிக்க போறோங்கிறது வந்து, எனக்கு அன்னக்கி பார்க்கும்போது எனக்கு அது என்ன அர்த்தனோன்னு எனக்கு புரியலைங்க. ஆனா, இப்ப பார்க்கும்போது அது பூ பறிக்கிறதுன்னு ஒரு நோன்பி இருக்குது. அதுக்காக எல்லாரும் வந்து அந்த காலத்தில நிறைய அதுக்காக ம ஒரு நாள் கொண்டாடி இருக்குறாங்கன்னு, எனக்கு அதுக்கு அப்பறந்தான் தெரிஞ்சதுங்க. நான் இன்னிய வரைக்கும் அந்த ஒரு நோன்பி நான் கொண்டாடுனது இல்ல. ஆனா, அது போடுறம்மோ அந்தப் பாட்டு கேட்கும்போது அந்த நோன்பி தான் ஞாபகத்துக்கு வருங்க.
சரிங்க. ஆ. ஆமா. சரிங்க. ஏன்னா, பல அர்த்தங்கள் வந்து பார்த்தீங்னா, சின்ன வயசுல, நம்ப கேட்ருப்போம். பாட்டு வந்து கேட்காத நாளே இருக்காது. ஆனா அந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பாட்டோட மியூசிக்கா இருக்கட்டும், பாட்டோட வைப்பா இருக்கட்டும், அது மட்டும் தான் நம்ப நோட் பண்ணுவோம், அதிகமா. அந்த பாட்டோட வரிகள்ல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப கொழந்தை பருவத்திலருந்து, வந்து கொஞ்சம் பருவம் அடையும்போது தான் வந்து, பார்த்தீங்கன்னா, ஓ! இதுக்குல்லாம், இதுக்கு அர்த்தம்போலயே. இதெல்லாம் அப்டி இருக்கே. அப்டில்லாம் வந்து நம்பள நிறைய விஷயம் வந்து, பார்த்தீங்கன்னா யோசிக்க வைக்கும். அதுபோல உங்களுக்கு புடுச்ச பாட்டு வந்து, நீங்க கேட்டுண்னே இருக்கும்போது பெரிசாதானதுக்கப்புறந்தான் அதனுடைய அர்த்தம் புரிஞ்சது, அப்டின்டு, எந்த பாட்டு உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருக்கறது?
அது பார்த்தீங்கன்னா, இப்பொ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து, படையப்பா படத்த வந்து ரீ ரிலீஸ் பண்ணுறேன்ன்னு சொல்லிட்டு, ரஜினி அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. அதை எடுத்து வைச்சு, நெறைய பேர் வந்து அத படத்தில வர பாட்டு, இசை பத்திலாம் நெறைய பேசினாங்க. எனக்கு ம அன்னைக்கு படம் பாக்கும்போது, அந்த குறிப்பா அந்த ஒரு பாட்டு தான். ஆ வெற்றி கொடிக்கட்டுன்னு சொல்லி ஒரே ஒரு பாட்டு தான். அந்த பாட்டு தான் எனக்கு வந்து ரொம்ப புடிச்ச அது வந்து ஏன் புடிச்சதுனு தெரியாது. ஆனா அந்த பாட்டு தான் பிடிக்கும். ஆனா அந்த படத்தில வந்து, அந்த பாட்டும் சரி, அது தவிர மத்த இருக்க பாட்டும், என்னென்ன விஷயங்கள்லலாம் எப்பெல்லாம் எப்டியெல்லா அதை வந்து எடுத்தாங்க, எப்டி எடுத்தாங்க, அந்த பாட்டோட இசைய வந்து எந்தெந்த இடத்லலா பயன்படுத்தினாங்க. வேவ்வேற கருவி வச்செல்லாம் எப்டி பயன்படுத்தணும் பத்தி, விளக்கமா ஒரு இது வீடியோ போட்டுருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அன்னைக்கு அதை பத்தி எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. அதனால வந்து, அந்த பாடல் வந்து, எனக்கு வந்து, அந்த பாடல் தவிர்த்து, இன்னு நிறைய பாடல் அதில இருக்கு. மின்சார கனா கண்ணா, அப்பறம் வந்து பார்த்தீங்கன் அதெல்லாம் ஒரொரு பாட்டும் போய் தனியாவே பேசலாங்க. அந்த அளவுக்கு அவங்க நிறைய ப பண்ணி பண்ணிருக்குறாங்க.
ஆமா. ஆமா, ஆமா. ம். ஆமா, ஆமா. அதுவும் அந்த வரிகள் வரும் பார்த்தீங்கன்னா, "ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கணமுன்னிடத்தில் கண்டேன்". அந்த பாட்டு அதுவும் ஐயோ! இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளத்துல வந்து, அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு, இதோட அதுக்கேத்த வரிகள் தான் வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பகிர்றாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா பாட்டு உருவாக்கத்துக்கு பலவிதமான கதைகள் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பாட்டாதான் நேசிச்சுருப்போம், பார்த்துருப்போம். ஆனா அது பின்னணில இருக்கிற கஷ்டங்களும் சரி, அவங்களோட ஒரு உழைப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ளுக்கு தெரியாது. இது போல நீங்க சொன்னீங்கள்ல சமூக வலைத்தளத்தில அவுங்க ஒரு பக்கம் பேசி, இது பண்ணி, அவங்களுடைய பதிவு இது பண்ணும்போது தான், நம்மளுக்கே தெரிஞ்சது அப்படின்ட்டு. அதே போல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புடிச்ச பாட்டு இது. நான் வந்து கேட்காத நாளே கிடையாதே. எனக்கு கஷ்டமோ நஷ்டமோ இந்த பாட்டு எனக்கு ரொம்ப புடிக்கும். <inhales> இந்த மனசு எனக்கு மாத்தும் அப்டின்னு எந்த பாட்டு நீங்க சொல்வீங்க?
ஆமாங்க. அமர்க்களத்துல பார்த்தீங்கன்னா, 1 பாடல் வந்து எஸ்.பி. பாலசுப்பிரமணியம் அவரு வந்து பார்த்தீங்கன்னா, மூச்சு விடாம அந்த பாட்ட பாடுனதா சொல்லி, அந்த காலத்திலே கட்டத்திலே வந்து இந்த படம் வெளியீட்டு டைம்லே வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா, அது எவ்வளவுக்கு உண்மைன்னு எனக்கு இன்னிவரைக்கும் தெரியலைங்க. அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, அதில வந்து இவன் சொன்ன வரிகள் எல்லாமே தனித்தனியா வந்து வித்தியாசமா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, 1- 1க்கு ஆசைப்பட்டேன்ன்னு சொல்ட்டு, அது அப்படித்தான் அந்த கதை ஓட்டத்துல வந்து அந்த பாடல் வந்து அப்படித்தான் இருக்கும். ஆ பார்த்தீங்கன்னா, பார்த்திபனோட க கனவுக்கு ஆசைப்பட்டேன், அப்பறம் வந்து ராஜராஜ சோழன் வாளுக்கு ஆசைப்பட்டேன். அப்பறம் ஆறாம் விரலா பேனா ஆசைப்பட்டேன். அது கேட்கம்போது எனக்கு அன்னைக்கு வந்து பாடல் மேல ஒரு ஈர்ப்பு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த 1 பாடல் தான் எனக்கும். அதுவும் வரிகள் மேல.
செம் ஆமா, ஆமா. ஆமா. நிச்சயமாங்க. ஆமா. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அ பல வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகழகா எழுதிருப்பாங்க. அவ்ளோ அர்த்தங்களுக்குரியதா இருக்கும். இந்த பழைய பாட்டுங்கள்லாம் கேட்டுருக்கீங்களா? 80ஸ் சாங்ஸ். அ அதெல்லாம் வந்து கேட்டுருக்கீங்களா?
இந்த ம் கேட்ருக்கேங்க. அந்த பாடல் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவரு நடிச்ச பாடல் தான் வந்து அது எனக்கு மொதல்ல தெரியாதுங்க. ஆனா, நெறையா பார்த்தோம்ன்னா, ராம்ராஜனும், விஜயகாந்தும் அவங்க 2 பேரும் நடிச்ச படத்தோட பாடல்கள், அதுவும் குறிப்பா இளையராஜா இசையில அதுமாரி நா அவுங்களுக்குன்னே இது என்னன்னு தெர்ல. அந்த பாடல்கள மட்டும் ஒரு மெ ஒரு மென்மையான பாடலாவே அமஞ்சிருங்க. ரஜினி அவருக்கு அமையும்போது கொஞ்சம் ஆர்ப்பாட்டமா அமையும். ஆனா, இவுங்களுக்கு அமையும்போது மட்டும் அந்த மென்மையான பா அதுவும் ரொம்பவும் காதலாவும் போகாது. ரொம்பவும் வந்து ஒரு நடிகர வந்து உ தூக்கி பாட்றதாவும் இருக்காது. 2 த்துக்கும் நடுவுல ஒரு இடத்தில வச்சிருப்பாங்க. அந்த 2 பேத்துக்கு மட்டும். அது ஒரு வித்தியாசமான பாடல் வரிகளாவும் இருக்கும். இசையும் அதே மாரிதான்.
கண்டிப்பாங்க. அற்புதங்க, அற்புதங்க. எனக்கு வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒ அழகான வந்து லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுவேன். இந்த பாட்ல வந்து வரிகள் வந்து என்ன ஒரு காதலை வெளிப்படுத்திறதா இருக்கட்டும் ஒரு கண்ணீரை வெளிப்படுத்திறதா இருக்கட்டும். அவ்வளோ அழகா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு புடிச்ச பாட்டு படத்தில வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதலர் தினத்தில வர பாட்டுங்க எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்குன்னா மனச தொடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காதலா இருக்கட்டும் அந்த ம் அதை பார்த்தீங்கன்னா தாண்டியா ஆட்டமுமாட பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஆமா, ஆமா. அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா இருக்கும். அந்த ரோஜா, ரோஜாவா இருக்கட்டும், அந்த தாலி கட்டும் பொழுது அந்த பாட்டா இருக்கட்டும், ரொம்ப அழகா வந்து பார்த்தீங்கன்னா வரிகள வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கி இருப்பாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சு கூர்மையா கவனிச்சு கேட்ட வரிகள் எதனா இருக்கா?
சரிங்க. நான் கேட்டுருக்கேங்க. கண்டிப்பா இருக்குங்க. நீங்க குறிப்பா காதலர் தினம் சொன்னீங்கன்னா அந்த பாட்டு உண்மையாவே வந்து எல்லா பாடலுமே ரொம்ப எடுத்தது வந்து பார்க்கும்போது பிரமிக்கத்தக்கதா இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டத்தில எடுத்தது அந்த விதம் வந்து ரொம்பவே வித்தியாசம ஆனா எனக்கு என்னன்னா அந்த படத்தோட கதை ஓட்டம் எனக்கு வந்து அ ஒரு தடவை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பாடல் மேல இருக்கிற ஈர்ப்பு குறைஞ்சு போகுது. அது ஏன்னு எனக்கு தெரியல. பாடல் வரிகள் நல்லா இருக்கும். பாடல் நல்லா இருக்கும். இசை எடுத்த விதம் நல்லா இருக்கும். ஆனா கதையோட்டத்த அத பார்த்ததுக்கப்பறம் அது நான் படத்தை முழுசா பார்க்கல. ஓரளவுக்கு வெட்டி வெட்டி பார்ப்பேன்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தான் பார்த்தேன். பார்த்ததுக்கு எனக்கு வந்து அந்த படத்து மேல இருந்த ஈர்ப்பு போனதால பாடல் மேலயும் ஏன்னு தெரியல அந்த ஈர்ப்பு இல்ல. ஆனா நீங்க கேட்ட மாரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேற படத்தில ஒரு ஈர்ப்பு இருக்கு. குறிப்பா சொல்லணுன்னா ஷாஜகான். அப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா அது மெயினா அந்த ஷாஜகான் படத்திலேயே வந்து விஜய் நடிச்சதில வந்து பார்த்தீங்கன்னா ஒ ப் அந்த பெண்ண வந்து வர்ணிச்சுப் பாடுற ஒரு பாட்டு மேகமே அப்படின்னு சொல்லி வரும். அந்த வரிகளெல்லாம் நான் இன்னிய வரைக்குங்க, சில வரிகள் தான் ஞாபகத்தில இருக்கு. ஆனா இன்னைக்கும் அந்த பாடல் திருப்பி கேட்டேன்னா ஒரு பெண்ணை நினைச்சு தான் நமக்கு அந்த பாடலை கேட்க தோனுது. அந்த பாடலோட அ அமைப்பே அப்படித்தான் இருக்கறனால, நம்ம எந்த இதுவும் நினைப்பே இல்லாம இருந்தா கூட, ஒரு பெண்ணை ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுக்கு வந்து நினைக்க வச்சுருங்க. அது ஒரு காதலியா நமக்கு இருந்தா, அந்த காதலியோட உருவம் தான் நம்ம மனசில வந்து நிக்குங்க. அந்த பாடல் கேட்கும் போது.
ம். ஆ. ஆமா. ஆமா. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த அழகு சார்ந்தது, "ஆண்பாலா, பெண்பாலா நிச்சயம் பெண்பாலடா!" அப்டின்ட்டு ஒரு பெண்ண வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ அழகா சிற்பிய வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு செதுக்குவாங்களோ, அந்த பாடலோட வரிகள் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பெண்மையும் அந்த ஒரு காதலும் வந்து பாத்தீங்கன்னா, அழகா வந்து செதுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த 'ஷாஜகான்' படமா இருக்கட்டும் சரி, அந்த கடைசில வந்து வந்து பாத்தீங்கன்னா, அந்த மியூசிக் வந்து தொடம்போது பாத்தீங்கன்னா. ஐயோ! நம்ளுக்கே வந்து கண்ணீர் வந்து வந்து வர ஆரம்பிச்சுரும், என்னடா இது? அந்த காதல வந்து, கடைசில சொல்ல முடியாதுன்னு அந்த அழுகையா இருக்கட்டும், மனக்குமராலாகட்டும், அழகா வந்து பாத்தீங்கன்னா, அந்த படம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா, இந்த மொழிப்பெயர்ப்பு இருக்குல, படத் அ சில இந்த மக 'மகதீரா' படம் பாத்துருக்கீங்களா? 'மாவீர்'. அந்த ப அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப அழகா வரும். சில மொழிபெயர்ப்பு பாடல்கள் வந்து சி சிலது வந்து பாத்தீங்கன்னா நல்லாருக்காது. நம்மளுக்கு அந்த விருப்பம் இல்லாம இருக்கும். ஆனா, எனக்கு, சின்ன வயசுலேருந்து சிறு வயதிலேருந்தே வந்து பாத்தீங்கன்னா, அந்த 'மகதீரா' அந்த படத்துக்கு மேலயும் சரி, அந்த பாட்டு மேலும் சரி, அவ்ளோ கொள்ள பிரியம். அதுபோல எதனா வந்து மொழிப்பெயர்ப்பு படம் மேல, உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கா?
ஆமா. ஆமா. ஆமா. ஆமா. நா பாத்திருக்கேன். ஆமா. ஆ குறிப்பா சொல்றதுக்கு, இப்ப எனக்கு ஞாபகத்தில எதுவும் வரலைங்க. ஆனா நீங்க குறிப்பிட்ட அந்த மாரி மாவீரன் படம் வந்து எனக்கு ரொம்ப எனக்கும் அது பிடிக்கும். அதுல கு அது வந்து சண்டை காட்சி அந்த விதத்தில எடுத்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா பாடல் காட்சி எதுவுமே எனக்கு அவ்ளோகா மனதுல நிக்கலைங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா உண்மையா அந்த படத்துக்கு வந்ததுக்கு மேனா ஒரு மொழிபெயர்ப்பு படம்னு சொல்லி சொன்னா கூட, அந்த படத்துக்குனு வந்து, பாக்யராஜா அவர் தான் வந்து பாடல் வரிகள் அ வரிகள் பாடல் வரிகள். அந்த படத்தோட வந்த வசனங்கள்லாம் அவர் தான் எழுதினாங்க. பாடல் வரிகளும் அதுக்கேத்த மாரி, குறிப்பா பெரிய ஆள்களான அ வைரமுத்து, அந்த மாரி ஒருத்தர் தான் வந்து அந்த படத்துக்கு வந்து தமிழ் பாடல்களை அவர் தான் எழுதுனாருங்க. ஆனா, இருந்தும் என்னவோ தெரியல. அந்த படத்தில வந்து அந்த பாடல் மேல எனக்கு அவ்ளோகா ஈர்ப்பு வரல. ஆனா அதோட இசை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த இசை இப்பவுமே என் மனதில வந்து ஓடிட்டே தான் இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு சத்தம் எழுப்பி தான் அந்த இசைய ஆரம்பிச்சு பண்ணுவாங்க. அது ஒரு அது வந்து சத்தம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து ஒரு சண்டைக்கான சத்தமா இருக்காம, மென்மையான சத்தமா எழுப்பி அந்த இசைய ஆரம்பிப்பாங்க. அது இன்னும் என் ஞாபகத்தில இருக்குது. ஆனா பாடல் வரிகள் அந்த அளவுக்கு நிக்கல. அதேமாரி மொழிபெயர்ப்பு படத்தில வந்து நிறைய படத்துல வந்திருக்குங்க. ஆனா பாடலுக்கு நின்னது இல்லங்க. அது ஏன்னு எனக்கு இன்னிவரைக்கும் தெரியல. ஆனா வ நம்ம வந்து பாகுபலி படமெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து தமிழில நேரடியாவே எடுத்த படம்ன்னால, அதக்காக தமிழ்ல பாடல் வரிகள்லாம் எழுதினாங்க. அதனால, அது பெரிய விஷயமா தெரியலைங்க.
அ. அமா. ம். நிச்சயமா, நிச்சயமா. அந்த பாகுபலினு சொல்லும்போது தான் அந்த மியூசிக்கா இருக்கட்டும். அந்த சிலை அதாவது பாத்தீங்கன்னா சிவனோட சிலையைத் தூக்கும்போது ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பல பேரோட ரிங் டோன்னா வந்து இருக்கு. ஒழும் விலும் ஈசனே அந்த குளிர் அ எ தேசனே அப்படின்னு போது, ஒவ்வொரு வரியும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதே போல இந்த விஷயம் நீங்க உங்களுக்கு ஏன் வந்து இந்த பாடல் வரி வந்து பாத்தீங்கன்னா மனதில நிக்க மாட்டுது. அந்த பட த் காட்சினாலயா இல்ல வேற எதனாலயா?
ஓ! சரிங்க. அதுக்கு காரணம் என்னனனா என்னோட இயல்பே வந்து எதையும் ஞாபகத்துல வச்சிருக்கிற இயல்பு கெடையாதுங்க. ஏதோ படிக்கிறதுக்காக அந்த கா கா டைம்ல கூட பாத்தீங்கன்னா, படிச்சது வந்து எனக்கான அந்த அர்த்தத்த மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த வரிக்கு வரி அப்படி படிச்சு எழுதுற ஆள் கெடையாது. படிப்பிலருந்து அப்டிங்கிறதுனால என்ன பாடல் வரிகள்லாம் அப்படி வரிக்கு வரி என்னால ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆனா அர்த்தங்களும் தெரியும். நீங்க சொன்ன மாரி அந்த குறிப்பிட்ட பாடளோட வரிகள் எனக்கு ஞாபகத்ல இல்ல. ஆனா அர்த்தம் பார்த்தீங்கன்னா அதுல வந்து எனக்கு அந்த சிவன வந்து எப்டியெல்லாம் அழகா அவங்க பாத்தாங்க அந்த சிவன ஒரு கொழந்தையா அவரு எப்படி பாவிச்சசாரு. அதே மாரி வந்து தன் தாய்க்கு வந்து, அந்த அந்த எடத்துல வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதற்காக, அந்த சிவன எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி நான் பாத்துருவேன் அப்டிங்கிறத எதிர்த்து நிக்கிறதுக்கான விஷயமா இருக்கட்டும். இந்த 2மே தான் அந்த பாடல் வரிகளை வந்து மாத்தி மாத்தி அந்த அர்த்தத்த வர்றத தான் அவங்க பாவிச்சாங்க சோ அந்த அர்த்தம் ஞாபகத்துல ஏறிரும். ஆனா வரிகள் தான் நிக்க மாட்டேக்கிதுங்க. ஆனா நீங்க பே சொல்ல சொல்ல அந்த வரிகள ஒன்னொன்னா என் ஞாபகத்ல திரும்ப திரும்ப ரிங்காரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க.
ஆமா. அ இது வந்து புரியுது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, எது எது எடுத்துக்கணுமோ அது அது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ப எடுத்துப்போம். இதெல்லாம் தேவ இருக்கு இதெல்லாம் தேவ இல்லைன்ட்டு நம்மளோட மனித மூளை பாத்தீங்கன்னா பிரிச்சு எடுத்ருக்கோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஞாபகம் இல்ல. அது அப்படி கிடையாது. இப்ப நான் சொல்ல சொல்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்க மனதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மூளைக்குள்ளயும் வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கும். இந்த பாட்டு வரிகள் அப்படின்டு கண்டிப்பா அந்த பாட்டு பாக்கும்போதும் சரி, அந்த வரிகள் கேட்கும்போதும் சரி, அது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும். இந்த காந்தாரா படம் பாத்துருக்கிங்களா? காந்தாரல வரும் மியூசிக். அப்டியே அந்த சத்தம் ஒளி அதனுடைய டன் டனன அந்த ஒரு நாதஸ்வரம் இசையா இருக்கட்டும். அது மனதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, எல்லோர் மனதிற்குள்ளேயும் ஒரு ஆழமா வந்து பாத்தீங்கன்னா பதிஞ்ச ஒரு இடம். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க. அந்த மியூசிக், அதாவது இசை அந்த இசை வந்து உருவாகும்போது அழகா இருக்கும். அது உங்களுக்கு அது வந்து மனதில் பதிஞ்சதா?
ஆமாங்க. ஆமாங்க. ஆமாங்க. ஆம். ஆமாங்க. ஆமா பதிஞ்சதுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் பா 2வது பாகம் பாக்கல. ஆனா முதல் பாகத்தில பாக்கும்போது அந்த கடைசில வந்து அந்த படம் தோ எனக்கு வந்து ஒன்றி போக முடியல. ஏனா அந்த கதை வந்து காலம் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பழைய படம். அதாவது குறிப்பா சொல்லனுனா வந்து பாக்யராஜியோட குரு அவ பராதிராஜா அவரு பாட்டுக்கு அந்த படத்துல எடுத்த கதையோட்டம் தான் இவங்கிட்டருந்து அந்த மாரி தான். அந்த காலகட்டத்துல வந்த இயக்குனர்கள் எடுத்த கதைய தான் இங்கேயே எடுத்திருக்கிறாங்க. அதனால அந்த கதைய ஓட்டத்த எனக்கு. அவ்வளோக்க ஒண்ணு ஒத்து வரல. ஆனா கடைசில வந்து அந்த சாமி வந்த மாரி அவர் பண்ணுவாரு பார் இறந்தக்க மாரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உயிர் வந்து பண்றது. அந்த நடிப்பும் அந்த எடத்துல இசைக்கு அ வந்து அவருக்கு நடிப்பு கூட நாங்க இசையை சேர்த்து எப்படி நாங்க பண்றோம் பாருங்க. ஒருத்தரு போட்டி போட்டுப்பாங்க. அந்த இசையுமே அதுக்கு ஏத்த மாரி பாடல்கள், வரிகள் அந்த இடத்துல வரிகள் வரலங்க. ஆனா ஆனா வந்து ஒரு மந்திரம் மாதிரி ஏதோ ஒரு வரிகள் அவங்க சொன்னாங்க. அதுக்கு பின்ன பிரச்சனையும் ஒண்ணு இருந்தது. ஆனா அந்த வரிகள்லாம் கேட்கும்போது அந்த பாட்டு இசைக் கேட்க்கும்போது அது ரொம்ப பயங்கரமா இருந்தது. அது நம்மளையும் வந்து அந்த இடத்துக்கு நம்ம ஏன் போகல. ஏன் அந்த விசய அந்த கலாச்சாரத்ல நம்ம ஏன் ஒன்றி பாக்க அதாவது அந்த ஒரு அந்த இடத்துல நான் ஏன் இல்லைங்கறது தான் அர்த்தம். அந்த கலாச்சாரம் ஏன் நம்ம நம்மள்ட்ட அந்த கலாச்சாரம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணமே வந்துச்சு. அந்த இடத்த பாக்கும்போது. அந்த இசை அதான் அதுக்கு மெயின் காரணமே.
ஆமா. புரியுதுங்க. நிச்சயமாங்க, நிச்சயமாங்க. ஒவ்வொரு பாடலும் சரி, ஒவ்வொரு இசையும் சரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா புடிக்காது. கண்டிப்பா வந்து இசையே புடிக்காதுன்ட்டு எந்த விஷயத்திலயும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா அந்த சிறிதாச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த வரிகளும் சரி, அந்த மியூசிக்கும் சரி, அந்த அளவுக்கு ஆழமா வந்து பதிஞ்சிருக்கும். அது நே சில நேரத்தல நம்ம எங்கேயோ கேட்கும்போது அந்த குரல் வந்து எழுப்பும்போது பாத்தீங்கன்னா, நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, ஓ இதெல்லாம் கேட்ருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு புத்துணர்ச்சி தருது தான் எப்பவுமே சொல்றது. இசையும் சரி வரிகளும் சரி. எல்லா வரிகளும் சரி, சில விஷயம் வந்து பாத்தீங்கனா வாழ்க்கையோட ஒத்துப்போகும். நீங்க சொன்னும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மனதுல பதில. ஆனா அத கேட்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்க சொல்லும்பொழுது அந்த இதுலாம். ஆ ஞாபகம் வருது சொல்லும்போது உண்மையா வந்து பாடலுக்கும் சரி, இசைக்கு அந்த ஒ ஒரு உணர்வே அதுதான். நம்ம கேட்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ஞாபகம் வருது அந்த விஷயம் தான். அழகா உங்க பதிவு சொன்னீங்க உங்க கூட பேசுனதலயும் சரி, என்னுடைய பாடல் ஓட வரி வந்து பகுந்ததுலும் சரி, ரொம்ப வந்து சந்தோஷங்க. மீண்டும் சந்திக்கலாம். மீண்டும் பேசலாங்க.
அ நன்றி.